அ சில மாற்றங்களச் செய்யுறம்பொழுது, நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் செய்து நம்ம எப்டியாவது நம்ப தன்னம்பிக்கைய வளர்த்துக்கணும்ன்ற பட்சத்தில, அ ஒரு சில விஷயங்கள் நமக்கு உ உ உ வெட்கமாக இருக்கும். எல்லார் முன்னாடியும் அத எப்டி செயல்படுத்தணும். அப்டின்றத. ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும் இல்லயா? அந்த மாதிரியான ஒரு, அதாவது என்னுடைய தன்னம்பிக்கைய வளர்க்கக்கூடிய தான அந்த ஒரு விஷயம் வந்து, என்னுடைய ஒரு ஒரு ஒரு சுயத்தை பாதிக்கக்கூடிய, த சுயமரியாதைய பாகி பாதிக்கக்கூடிய ஒரு சில காரியமா இருந்த அந்த நேரத்துல, அந்த அ, வளர்ச்சி வளர்க்கணும் அப்டின்ற எண்ணத்தையும் செயல்பாட்டையும், நீங்க எப்டி மேற்கொள்வீங்க?
அதாவது. அ, யாரு என்ன நினைத்தாலும் நமக்கு என்ன? நம்மளுடைய விஷயம். நமக்கானது. அப்டிங்கிற ஒரு பார்வை இருக்கணும். அது சில நேரங்கள்ல வந்து அ, ஆமா. அவங்க ஏன், அவங்க நம்ம இத செய்தா அவங்களோட எண்ணம் எப்டி இருக்கும்? அய்யயோ! அவங்க தவறா நெனைச்சிருவாங்களோ? இல்ல அவங்க வந்து, அவங்க பார்வையில நம்ம கொஞ்சம் மட்டமா தெரியுவமோ அப்டிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தா, ஒரு ஒரு வே ஏதோ ஒரு சிறிய தொழில் செய்யுறோம். அந்தத் தொழில் வந்து மற்றவர் பார்வைக்குச் சாதாரண தொழிலாருக்கும். ஒரு மாதிரி அவங்களுடைய தொழில், பார்வ, தொழில் பண்றப்போ நம்மள பத்தின பார்வை மாறுமோ அப்டினு நெனைச்சுட்டு இருந்தா அப்டினா, அந்தத் தொழிலே தொடங்க முடியாது. நம்ம முன்னேற்றத்திக்கே போ முடியாது. எதுவுமே செய்யாம தான் இருந்திருப்போம். ஆனா புதுதா ஒரு தொழில் செய்யலாம்னு நெனைக்கிறப்ப, அவங்க என்ன இப்டி நெனைச்சுருவாங்களே அப்டின்னு பிறர பத்தி கருதுகிட்டுருந்தா நம்ம வாழ்க்கை மேம்படாது. பேசுறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. விமர்சனக்கி விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நாம பாத்துட்டு ஒவ்வொண்ணையும் வந்து பாத்துகிட்டு இருந்தா, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் அடைய முடியாது. இதனால வந்து அவரோட அவங்களோட மற்றோருடைய பார்வை என்பது தன்னம்பிக்கை அதிகரிக்கிற, ஒ அதிகரிக் அதிகரிக்கக்கூடிய செயலா இருக்காது. அது வந்து நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி இழுத்துட்டு தான் போகும். அங்க பிரச்சனைகள சந்திக்க வேண்டி தான் இருக்கும். அதனால மற்றவர் பார்வை என்பது நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துலயும் நமக்குத் தேவையில்ல. அது நமக்குத் தனிப்பட்ட முறைல அது எந்த அளவுக்குச் சாதகமோ அல்லது பாதகமோ, அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு எப்டி இருக்குங்குற ஒரு சில விஷயங்கள மட்டும் நம்ம பார்த்தால் போதும்னு தான் நெனைக்கி
மேப்பார்வ இருக்கணும் இல்ல. ஆமா. அ. சரிங் முடியாது. கண்டிப்பாக. ம். இன்னும் சோர்வ தான் குடுக்கும் இல்லயா? அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போ முடியாது. ம். ம்ஹ்ம். நல்லது. அவசியம் இல்லை. ஆம். அ, ச யாரையாவது தன்னம்பிக்கைனாலே தோற்று உச்சத்திற்குப் போன, சில அ ஒரு பிரபலங்களையோ, அப்டி யாரையாவது, தலைவர்களையோ உங்களுக்கு
அது நறைய கதைகளப் படிக்கிறது உண்டு. நம்ம வந்து முகநூல்லயோ, அ நறைய சிறுகதைகள்லாம். அது ஏராளமான கதைகளப் படிக்கிறது உண்டு. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் விரும்பிக்கத் தக்க வகையில இருக்கும். சினிமா, பிரபலங்கள் அது மாரில்லாம் வழக்கமாவே உண்டு. ஒரு நூல்கள்லாம் எடுத்தம்னா நறைய தன்னம்பிக்கை கதைகள வாசிப்பது உண்டு.
ஆ. வைக்கிறீங்க இல்ல. ம். ம். சரி.